ஆ ஏங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, அ எல்லார்கிட்டயுமே நம்ம வந்து ஒரு அளவோடு இருக்கிறது தாங்க நல்லது என்ன கேட்டா. அ உடன் பிறத்த உடன் பிறந்தவர்கள் கிட்ட மட்டும் தான் நம்மளால எதனாலும் வெளிப்படையா பேச முடியும். நீங்க பாருங்க எனக்கு யாருமே அன்னைக்கு வந்து நான் வ பிரச்சனைல இருக்கும்போது, யாருமே வந்து அன்னைக்கு என் கூட நிக்கலங்க, அக்கா தான் வந்து நின்னா என் கூட. யார் தோழி தோ தோழர்கள் பொறுத்தவரைக்கும் தோழர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும், வேலை செய்ற இடத்துலயா இருந்தாலும், ஒரு படி நம்ம தள்ளி நிக்கிறது தான் நல்லதுங்க. ஏன் அப்படின்னா, அ நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேங்க. அங்க பாத்தீங்கன்னா, அந்த அ மேனேஜருக்கு வந்து நான் ரொம்ப விஸ் அவங்க ஒரு லேடி தான். ரொம்ப விஸ்வாசமா இருந்தேன் நானு, என்ன நடந்தாலும் அவங்கள்ட்ட போய் சொல்லி அது சொல்யூஷன்ஸ கண்டுபிடிச்சு, அவங்க பிரச்சனை நடந்தாலும், அவங்க பிரச்சனைக்கு தீர்வு குடுத்து எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனா கடைசியா நமக்கு வந்து ஒரு ரிவ்யூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்மள நமக்கு ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப ஒரு அ ஒரு <tsk> நான் எதிர்பாக்க முடியாத ஒரு ஆன்சர வந்து எனக்கு அவங்க குடுத்தாங்க. என்னால அப்போ அவுங்க என்ன சொல்றாங்க? ம்.
ம்ஹ்ம். அ. ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ஆ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ஆமா. ஓஹோ! அ. ஆனா, அதுக்கு என்ன காரணம்? இவ்ளோ அளவுக்கு உங்களுக்கு அந்த லாயால்டி அப்டின்றது, நான் மெயின்டெயின் பண்ணியிருக்கேன். ஆனா இருந்தாலும் வந்து இப்படி வந்து ஒரு ரிவ்யூ குடுத்துருக்கீங்களே? அது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருந்திருக்கும் இல்லையா? <gasps> ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு நல்ல உழைச்சிருக்கும். அதுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ குடுத்து, அப்படி இருந்திருக்கணும் இல்லையா? அது அந்த மனச வந்து பாதிக்கிற அளவா தான் இருந்திருக்கும். அது வந்து நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க?
ஹா. ம். கண்டிப்பாங்க. ஆமா.